எல்லாருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா, அம்மா சமையல் போல பாட்டி சமையலும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அவுங்க கை பக்குவம் அவுங்க சமைச்ச அந்த அ விஷயங்கள், அதாவது அவுங்க எவ்ளோ அ அவசர, அவசரமா செஞ்சாலும், அது ரொம்ப சுவையுள்ளதா ஆரோக்கியமான உணவா இருக்கும். இந்தமாரி நிறைய நினைவுகள் இருக்கும். உங்களோட அந்த நினைவுகள் பத்தி என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பா. என்னோட குழந்தை பருவத்தில அப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த முழு ஆண்டு விடுமுறைக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு போவோம். அ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, பாட்டி வந்து அ அவுங்களுக்கு கொஞ்சம் நல்ல வயதானவங்கதான். கால் வலிலாம் வந்து அவுங்களுக்கு. ஆனா, அது, அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே வந்து இது பண்ணாம, நம்ம போறோம் அப்பிடின்றதுக்காக என் பேரன், பேத்திகள பாக்கப்போறேன், அப்பிடின்னு சொல்லிட்டு, அ அவுங்களே வந்து கடைக்கு போயி, அ ஒரு <smacks lips> நான்வெஜ் எடுக்கிறதாகட்டும், அ அந்தமாரி எடுத்து, அவுங்க, அவுங்க கைப்பட சமைக்கிற சமச்சு நமக்காக காத்துட்ருப்பாங்க. சமைச்சு வச்சுட்டு. அப்பிடி சமச்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற டிஷ்ல ஒன்னு பார்த்தீங்கன்னா, கறிக்குழம்பு. அவுங்க வைக்கிறது எனக்கு ரொம்ப புடிக்கும். அந்த கறிக்குழம்பு, இங்க அதுவுமே அவுங்க சமச்சு மட்டும் குடுக்கிறதில்லாம, அத மொத்தமா நாங்க வந்து ஒரு ரவுண்ட் போட்டு உக்கார்ந்து, எல்லாருக்குமே வந்து அத உருண்ட, உருண்ட பிடிச்சி எல்லாரு கையிலயும் குடுப்பாங்க. அது சமையல்ல விட வந்து, அந்த இதோட சுவை இன்னும் அதிகமா இருக்கும்.
ம்ஹ்ம். ஓ! <laughs> ஓ! கண்டிப்பா. நீங்க சொல்றது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அம்மாக்களாருக்கட்டும், பாட்டிக்களாருக்கட்டும். அவங்க கையால, அதை பிசஞ்சு உருட்டி நம்ம கையில் குடுப்பாங்க. நம்ம சாப்பிடுறத உட்காந்து ரசிப்பாங்க. அது ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் தான். இன்னமும் உங்க நினைவில இருக்கு. அ பாட்டி செஞ்ச கறி குழம்பு புடிக்கும்னீங்க. இப்ப பாட்டி சமைக்கும்போது நீங்க கூட இருந்திருக்கீங்களா? இல்ல அவுங்களோட சமையல் முறைகள பார்த்து ரசிச்சிருக்கீங்களா?
ஆமா. கண்டிப்பா. இந்த 1 மாசம் போய் இருப்போம் பாருங்க, அந்த விடுமுறை காலங்கள்ல. அப்போலாம் வந்து தினமுமே உனக்கு என்ன வேணுன்றத நம்மட்ட கேட்டுட்டு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பலகாரம் செஞ்சு குடுப்பாங்கங்க. ஒவ்வொரு நாள் நமக்கு பிடிச்சதா வந்து தினம், தினம் செய்வாங்க. அந்த செயல் முறையில நம்மள ஈடுபடுத்திக்குவாங்க. அ இப்ப ஒரு, ஒரு அப்பம் செய்ய போறாங்க அப்பிடின்னு எடுத்துக்கிட்டா கூட. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறதுக்கு வந்து அவுங்க அவுங்களால நடக்க முடியாது தான். ஆனா, மெல்ல, மெல்ல எங்க கூடயே நடந்து நானும் வரேன். உனக்காக இந்த பொருட்கள்லாம் வந்து நீ சரியாக வாங்கிட்டு வரமாட்ட. அதனால நானும் வரேன் கூட அப்பிடின்னு சொல்லிட்டு, கடைகளுக்கு கூட என் கூடயே வந்து அ வாங்கிட்டு வருவோம். ஜாமான் போய் நாங்க பாட்டிங்க கூட 2 பேருமே வந்து பாட்டி கையில இங்கிட்டும் அங்கிட்டுமா ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போய் அந்த ஜாமாக்கள் தேவையான ஜாமாக்கள்லாம் வாங்கி வந்து செஞ்சு குடுப்பாங்க. அந்த அனுபவம் இருக்கு. அப்புறனா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ரூ. 2 வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பாட்டி வந்து ஒரு பள்ளி முடிஞ்சு போறோம். வீட்டுக்கு போறோன்னா, அத வச்சு காத்துட்டு இருப்பாங்க. அந்த ரூ. 1 வச்சுட்டு. அப்போ அதில ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது. இந்தா வச்சுக்கோ! சாப்பிடு அப்பிடின்னு சொல்லி கையில குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவம்.
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். <laughs> இப்போ நிறைய குடும்பங்கள்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அ எங்க அம்மா கை பக்குவம் உனக்கு வந்திருக்கு, அ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மகள்களுக்கு, எப்பயுமே அப்பாக்கள் சொல்றது உண்டு. இப்ப பாட்டியோட கை பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது நீங்களே நினைச்சுருக்கீங்களா? இது பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கே அப்படின்னு.
ஆ, கறிக்குழம்பே சொல்லலாம். ஏன்னா, வந்து இத முக்கியமா அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டே. எனக்கு நீங்க வந்து எனக்கு சொல்லிக்கொடுங்க அ எனக்கு என்ன இது வே இப்ப வந்து பாட்டியில்ல தவறிட்டாங்க. ஆனா வந்து அவுங்கள்ட்ட அந்த அந்த குழம்போட கை பக்குவம் வந்து, அந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு ஒரு 50 அவுங்க செய்ற அந்தே டேஸ்ட் வந்து வந்துடுச்சின்றது சொல்லலாம்.
ஓ! ம்ஹ்ம். ஓ! சிறப்பு. இப்போ இந்த காலத்துல வந்து நமக்கு நிறைய, அ பொருட்கள் இருக்கு நம்ம வேலை பளுவை குறைக்க. ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மியில அரைக்கிறதா இருக்கட்டும், அ இல்ல ஆட்டுக்கல்ல அந்த மாவு அரைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பாட்டி வந்து எளிய வகையில செஞ்ச உணவு முறைகள், இந்தந்த இதெல்லாம் செய்வாங்க, ஆனா ரொம்ப சாதாரணமா செஞ்சுருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள். எ
ஆமா, ஒரு ஆ இப்ப ஒரு துவையலா இருக்கட்டும், அவுங்க வந்து அத அரைக்கும்போது நமக்கு பார்க்க நம்ம ஒரு தடவ அசச்சு பார்ப்போம். அந்த கல்ல வந்து அசைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, அவுங்க வந்து சுலபமும், மொத்த குடும்பத்துக்குமே வந்து அந்த அம்மிக்கல்ல சட்னி அரச்சிருவாங்க! சட்னின்னு சொல்லுவோம்ல. இட்லிக்கி தொட்டுக்க வந்து துவையல் செய்வாங்க இல்லயா? அதெல்லாம் வந்து அவுங்க வேக வேகமா அரச்சிருவாங்க. பார்க்கும்போது, எப்புட்றா நம்மளால இந்த கல்ல அசைக்கக்கூட முடியல அ வேக, வேகமா அதுவும் திருப்பி, திருப்பி, திருப்பி, திருப்பி போடுவாங்க. இந்த 2 கையும் திருப்பி போடம்போது, சொழட்டி அந்த அம்மிக்கல்ல சுத்தி ஒரு மாதிரி வரும். அத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும்! நான் உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். அதேமாரி இந்த இட்லி மாவு அரைக்கிறதாகட்டும், அதுவே வந்து அ ஆட்டுக்கல்ல அரப்பாங்க. ம் அ அந்த ஆட்டுக்கல்ல ஊறு அப்பிடி சுத்தம்போது, அ அத பார்த்து, பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். அது எப்புட்றா இப்பிடி சுத்துறாங்க! நம்ம இப்ப கிரைண்ட்ரு பார்க்கும்போது, அது வந்து வேகமா வந்து இயந்திரத்தில சுத்திருது. ஆனா, அப்போ அவுங்க அந்த கை வலியோட அத சுத்தி, நம்ம வர்றோன்றதுக்காக, அத செய்வாங்க பாருங்களேன்! அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
சொல்லுங்க. ம்ஹ்ம். ஆமா. ஆமாமா. <laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ம். அ ஆமா. இது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா, "நானுமே வந்து சின்ன வயசில எங்களோட பாட்டி, அப்பத்தான்னு கூப்டுவோம். அவுங்க அந்த மாவாட்டும்போது, அந்த தள்ளி உள்ளே உட்ற வேலைய வந்து எங்களுக்கு குடுப்பாங்க. ஆனா, கை கவனம், கை கவனம் ஒரு ஒரு தடவையும் சொல்லுவாங்க." அவுங்க அந்த சுத்தி இது பண்ணம்போது, அது பாக்குறதே ரொம்ப சுவாரஸ்யமா <chuckles> இருக்கும். எப்பிடி வந்து இது அழகா மாவாகுது? அப்பிடின்னு ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ட பார்க்குற மாதிரி, சின்ன வயசுல நம்மல்லாம் பார்த்துருப்போம். அ இப்ப பாட்டி செஞ்ச கறி குழம்பு, அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. இப்போ தினந்தோறும் பாட்டி இதெல்லாம் வந்து இந்த உணவு வகைகள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான உணவு. ஆனா, இப்பதான் எனக்கு அதோட மகத்துவம் தெரியுது. அப்பிடின்னு நிறைய உணவு வகைகள் இருக்கும். அந்தமாரி நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்க மிஸ் பண்ணுறீங்க?
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. அது வந்து, முக்கியமான விஷயம் வந்து கூழ். கூழ் காய்ச்சுவாங்க. அந்த கூழுக்கு வந்து தொட்டுக்க வந்து அ வெங்காயம், மொளகா, கருவாடு அதெல்லாம் வந்து வதக்குவாங்க. அந்த இது வந்து நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் நானு. நா நெனைச்சு பார்த்தாலும் அந்த கூழ் குடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டீக்குது! நம்ம செஞ்சு வீட்ல செஞ்சு குடிக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடைக்க மாட்டீக்குது. எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு பயணம் போகும்போது நம்ம பார்த்தோம் அப்டின்னா? கூழ் கடைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா! அந்த மண்பானையில அந்த மாதிரி பார்க்கும்போது நின்னு சாப்பிட்ட அனுபவம் இருக்கு.
ம்ஹ்ம். ஓ! <chuckles> ம்ஹ்ம். அ வேற என்னென்ன சத்தான உணவுகள் வந்து அவங்க செஞ்சு குடுத்திருக்காங்க? நறைய வீடுகள்ல களி ஆ அப்புறம் பாட்டிங்க வந்து கை வைத்திய முறைகள் நறைய செய்வாங்க. அந்த மாதிரி என்ன நினைவுகள் இருக்கு உங்களுக்கு?
ஆம்மா. அ இந்த மாதிரி சத்து மாவு லெட்டுலாம் செய்வாங்க. சத்துமாவு அவங்களே அரைச்சு எல்லா தானியங்களும் போட்டு அரச்சு அதுல லெட்டு செய்றது. அவங்க அந்த செஞ்சு தர அந்த லெட்டு ரொம்ப புடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன் அப்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா சுடுவாங்க. அப்பம் சுடுவாங்க, அப்புறம் இந்த சின்ன, சின்னதா ஒரு சீட கேக் மாரி இருக்கும்ல! சீடன்னு சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து ஸ் அது கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கும் அது. அது பேர் அந்த இது கலகலா கலகலா சீடைனு சொல்லுவாங்கல்ல! இப்போ அது பேரு வேற ஏதோ? <chuckles> அது வந்து அது அடிக்கடி செஞ்சு தருவாங்க அதுவே ரொம்பவே நல்லாருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலகார வகைகள்ல முறுக்கு செய்வாங்க. அதிக அதிகமா முறுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம போனோம்னாலே பழக சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். <chuckles> பாட்டி வீட்டுக்கு போனோம்னா நம்ம சாப்பாடுக்கு குறையே இருக்காது! சாப்பிட வேண்டியது தான், தூங்க வேண்டியதுதான். அந்த மாதிரி விளையாட வேண்டியது தான். குழந்தைய பருவத்துல. அம்மாவே வந்து அம்மா வந்து ஒரு வேலைய வேலை சேர்க்கவ வேலைக்கு போறவங்க. அந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்னோட அம்மா வீட்டுக்கு போனா தான் எனக்கு ரெஸ்ட்டு எ எங்க அம்மா சமை எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா நான் பாட்டுக்கு காலையில சாப்பிடுவேன், தூங்குவேன், மறுபடியும் எந் மதியம் எந்திரிப்பே சாப்பிடுவேன், மறுபடியும் தூங்குவேன். <chuckles> அப்டி எனக்கு டைம் கிடைக்குது அப்டின்ற மாரி அம்மாவும் அந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க.
ம்ஹ்ம். ஓ! ஆமா. இனிப்பு சீட. ஆ, ஆமா. <chuckles> ஓ! <laughs> ம்ஹ்ம். <laughs> ஓ! ரொம்ப சிறப்பு. இப்போ சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கும் அம்மாவுக்குமே ஒரு போட்டி இருக்கும். அதுலயும் சமையல்ல வந்து அம்மாக்களுக்கு இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டியின் சமையல் தான் புடிக்குதுன்னா, அம்மாக்கு ஒரு சின்ன ஒரு பொறாமையே ஏற்படும். அப்பறம் சொல்லுவாங்க "அ எங்க அம்மாவோட கை பக்குவம் எனக்கிருக்கு. நானுந்தான் அதே மாதிரி செய்வேன்னு." அந்த மாரி ஏதாவது நினைவுகள் இருக்கா? அம்மாவும், பாட்டியும் போட்டி போட்ட விஷயங்கள்?
ஆ. போட்டி, போட்டின்னு சொல்ல முடியாது அது. ஆ ஆனா வந்து போட்டி போட்டுருக்காங்க. எதாவது அ அ ஒரு வேறுபாடு. அவங்க செய்ற மாரியே அப்படியே வரணுன்றது வந்து கிடையாது இல்லையா? ஆ அது வராது. ஒருத்தரோட கைப்பக்குவம் இன்னொருத்தருக்கு வராது! என்னதான் நம்ம மசாலா அளவு எல்லாமே சரியா போட்டாலும் வந்து, ஒருவருடைய கைப்பக்குவம், இன்னொருவருக்கு வரது வந்து ரொம்ப கடினம்! அது அவங்க அவங்க செய்றத பார்த்துட்டே இருந்தா கூட வராது. அதுனால வந்து அந்த அளவுக்கு வேறுபாடு எனக்கு தெரியல. அதுல.
ம்ஹ்ம். ஆமா. ஓ! அ இப்ப சில விஷயங்கள். பாட்டியோட அடுப்பங்கரை அப்படின்னு யோசிச்சா, இன்றைய நவீனகால கிச்சன்ல இல்லாத இந்த விஷயங்கள். அதாவது உங்களோட நினைவுல இருக்கும்ல. ஒரு சின்ன இடமா தான் இருக்கும். சீரா அடுக்குன பாத்திரங்களா இருக்காது. சீரா அடுக்குன டப்பாக்களா இருக்காது. ஆனா அந்த கிச்சன்ல வந்து நமக்கு நெறைய நினைவுகள் இருக்கும். அந்த மாரி இப்ப உங்க பாட்டியோட கிச்சன நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க நினைவுக்கு வருது?
ஆமா. அ அவுங்க வந்து அவ்ளோ சுத்தமா வச்சுருப்பாங்கங்க. நம்ம வந்து நம்ம வைச்சுருக்குறத விட வந்து அவுங்களோட இது வந்து அ எந்த பொருள் எந்த எடத்துல எடுக்குறோமோ அந்த பொருள் அதே எடத்துல இருக்கணும், அப்டிங்கிற மாரி மெயின்டெயின் பண்ணுவாங்க. அ அதுமாதிரி டப்பாக்கள்ல காசு போ காசு போட்டு வச்சிருக்குற பழக்கம் வந்து என்னோட பாட்டிக்கு இருந்தது. அதுல போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டப்பால இவ்ளோ போட்டு வச்சுருக்கேன்றத நியாபகமா சொல்லுவாங்க கரெக்ட்‌டா. இப்போ கடைக்கு போணும் அப்டின்னா, "அந்த மஞ்ச மூடி மஞ்ச மூடி போட்ட டப்பால பாரு, அதுல வந்து ரூ.20 வச்சிருக்கேன் அத எடுத்துட்டு போ" அப்டிங்கிற மாதிரி ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு டப்பால இவ்ளோ இவ்ளோன்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் நா வந்து அவுங்க கிச்சன்ல பாத்துருக்குறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, வந்து எண்ண எண்ணெயெல்லாம் ஊற்றி வப்போம் பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனா ஊத்தி வச்சு, இப்பலாம் வந்து நம்ம இந்த மாதிரி, இந்த பாட்டில்ஸ் யூஸ் பண்றோம். அப்பலாம் வந்து அவுங்க வந்து அ அந்த சம்படம்னு சொல்வாங்க பாத்தீங்களா? அங்க சம்படம்னு சொல்லுவாங்க, எங்க பாட்டி வந்து, அந்த சில்வர் சம்படங்கள்ல வந்து ஊத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவுங்க கிச்சன்ல் நா நோட் நோட் பண்ணிருக்கேன்.
ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமா, நெறைய ஊர்கள்ல் அப்டிதான் சொல்லுவாங்க. ஓ! <laughs> ஆமா. ஆ நீங்க சொன்ன மாதிரி ஊர்கள்ல அந்த எவர்சில்வர் டப்பாக்கள், அந்த மாதிரி டப்பாக்கள்ல சம்படங்கள் அப்பிடின்னு சொல்லுவாங்க. ஆ இப்போ பாட்டியோட சமையல் எனக்கு இன்னக்கி என்னால சாப்பிட முடியுன்னா, நான் என்னென்ன பாட்டிகிட்ட கேப்பேன்? அப்பிடின்னு ஒரு லிஸ்ட் இருக்கா உங்ககிட்ட?
எனக்கு, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நான் வந்து, அ குழந்தை மாசமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அ நான் பாட்டி தான் அப்போ கூட இருந்தாங்க. அதுனால அவுங்க என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா! நான் என்ன கேட்டாலுமே எனக்கு ஏதாவது பிடிக்குது அப்பிடின்னு சொல்லி நினச்சி நினச்சிட்ருப்பேன். இல்ல அவுங்ககிட்ட ஒரு பேச்சு வழக்குல ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன். அத பார்த்தா அன்னக்கி அவுங்க சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபோட்டோல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அ முதல் குழந்தைக்கு பண்ணும்போது, ஏதாவது நம் நினைச்சேன் இன்னைக்கு தான் நினச்சேன்ப்பா நானு, அ என்னோட கணவர் வந்து ஊர்ல வேல பாத்தாரு. அப்ப நான் சொல்லுவேன், இன்னைக்கி நான் நினச்சேன். பாத்தா அம்மாச்சி எனக்கு இப்பிடி செஞ்சு கொண்டு வந்து குடுத்துட்டாங்க, நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். சும்மா, பேச்சு வழக்குல எனக்கு பூரியும் அ தக்காளி தொக்கும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு ஆனா, காலல்லாம் வந்து கொஞ்சம் வீங்கியிருக்கும். அந்த கால் வலி பிரச்சனை இருக்கிறனால, அவுங்களுக்கு அந்த கால்லலாம் வீங்கியிருக்கும். ஆனா பாத்தா அவுங்க வந்து, அ என் பேத்தி கேட்டுட்டா! அப்பிடிங்கிற, ஒரே ஒரு காரணத்துக்காக, அதோட வந்து செஞ்சு அந்த சமையல வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து மறக்க முடியாத நினைவு. இப்பயுமே அந்த போட்டோ பாக்கும்போது எனக்கு அது வந்து நான் என்னமோ? இவருக்கு அனுப்புறதுக்காக எடுத்தது தான் ஆனா, அதை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு வந்துட்டு போகும்.
ஓ! <laughs> ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! <laughs> <chuckles> ஓ! ரொம்ப சிறப்பு, எதாவது நம்ம அவுங்களோட அந்த வாழ்ந்த அ நாட்கள், அவுங்க நமக்காக செஞ்ச அந்த உணவு, உணவு வந்து எப்பிடி ஒரு, அ இணைப்ப வந்து ஏற்படுத்துதுன்னு நீங்க சொல்றது தான் தெரியுது. அது வந்து ஒரு, அ உணர்ச்சிய வந்து வெளிப்பா வெளிப்படுத்துது. ஏன்னா, அவுங்கவுங்க மேல வச்சிருந்த பாசமும், அக்கரையும், அவங்களோட உணவு மூலியமா தான் பாட்டிக்கள் வெளிப்படுத்துவாங்க. அவுங்க நம்ம கிட்ட உக்காந்து அன்பா பேசுறது, அ நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுன்னு இருக்கிறத விட, உணவு வழியா அ எப்பயுமே வயிறு நிறைஞ்சிருக்கணும் இந்த அளவா சாப்பிட வைக்கிறதுன்றது, எந்த பாட்டிகளுக்கும் தெரியாது. அளவுக்கு அதிகமா தான் சாப்பிடவைப்பாங்க. ஆமா, அ நீங்க சொன்னதுலேர்ந்து உங்க பாட்டியும் அதேபோல உங்களுக்கு நிறைய அழகான நினைவுகள குடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, அழகா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி! நீங்களுமே வந்து நான் எ பதில் சொல்லக்கூடிய வகையில கேள்விகள் எழுப்புனீங்க? ரொம்ப நன்றி.